ஆ. ஆமா, ஆமா. அப்ப வந்து அதான் அப்பவுமே இப்ப நீங்க சொல்ற மாரி தனி உலகத்துல வாழ்றவங்களுக்காகவே திருட்டு விசடிகள் வந்துட்டு இருந்தது. அப்பவுமே இப்போ நாங்க நண்பர்கள்லாம்
ஆ. அந்த மாதிரி. ஆஹ. ஆமா, ஆமா. அதெல்லாம் என்னன்னா, ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு படம் வந் வரக்கு முன்னாடி வந்தா தான் திருட்டு விசிடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்பலாம். ஆ படம் வந்து தியேட்டர்ல வெளியிடறக்கு முன்னாடி யாருக்காவது போயிடுச்சுன்னா திருட்டு விசடி. அ தியேட்டர்ல வந்ததுக்குப்புறமா நம்ம மாரி வெளிய வந்துச்சுன்னா, அத அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னன்னு எனக்கும் சரியா தெரியல. ம்.
ஆ. ஆமா. திருட்டு விசிடி. ஆமாமா. ஆமா, திருட்டு விசிடினா அதான். நீங்க சொல்றது சரிதான். இப்போ வந்து நம்ம திரைப்படங்கள் வந்து வெறும் தமிழ்நாட்டுல மட்டும் ரிலீஸ் ஆகுறத இல்ல. வெளிநாடுகள்ல ரிலீஸ் ஆகும். சோ அப்பலாம் எப்படி இருந்ததுன்னா, இந்த சாட்லைடங்கிற விஷயம்லாம் பெருசா பிரபலம் அடியாதப்போ அங்க வந்து ஒரு 4 நாள் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிருவாங்க படத்த. அப்போ அங்க வந்து <laughs> அ. ஆமா.
ம். ம். ஆமாங்க. ம். ஆ அதத்தான் சொல்றேங்க. அதான் வந்து நீங்க தமிழ்நாட்ல வந்து கொண்டாந்து குடுத்தீங்க அப்படின்னா, அது திருட்டு விசிடில வந்துரும். ஆனா நம்ப அப்படி இல்லல. படம் வந்து 1 மாசம், 2 மாசம் கழிச்சு தான் பார்க்கறோம் அப்படிங்கும்போது அந்த கணக்குல வராது.
ஓ! அந்த கணக்குல வராது. அதனால வந்து, இது ஒரு பெரிய பிசினஸா தான் இருந்திருக்கு, திரு விசிடிகள். இன்னைக்கு அந்த கிளை கிளை பி வணிகம் எல்லாமே இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் வந்த உடனே இவங்களே தராங்கன்றதுனால, நம்ம வந்து அ விசிடியோ இல்ல மற்ற ஸ் கேசட்டு்களையோ வந்து நம்புறது இல்ல. இன்னைக்கு இயல்பா வந்து நம்ம ஃபோனுக்காக யூஸ் பண்ற இணையதளத்த ரீசார்ஜ்லயே நமக்கு வந்து எல்லாமே வந்துருதுங்கும்போது, அது <swallows> ஆ சந்தோஷம் தான். நிச்சயமா இப்போ ஸ்ட்ரீமிங் பிளாடஃபார்ம்ஸ் நல்லா தான் இருக்குங்க. ஆனா, நீங்க அ இப்போ இந்த சீரியல்லாம் பார்கற கலாச்சாரம் அதிகமாயிருக்குன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல கம்மியா இருக்குன்னு நெனைக்கிறீங்களா?
ம். ஆமா. ஆ. ஆஹா, இல்ல, இல்ல. ஆமா. எச்சிடி குவாலிட்டிலயே பார்த்துக்கலாம் அப்டிங்கும்போது ம். ஆமாங்க.